ஆ. ஆமாங்க. மாதந்தோறும் நம்ம ஒரு காசு குடுத்துட்டோம்னா, என்ன பாட்டு வேணா கேக்கலாம், எப்ப வேணா கேக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ணனும், ஃபோன்ல வந்து இந்த ஒ மொதல்லல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பாட்டுக்குன்னே தனியா ஒரு பென் டிரைவ் வச்சிருப்பங்க. எல்லாம் ஒரு ஆயிரம், இறநூறு, ரெண்டாயிரம் பாடல்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாரி இப்ப நம்ம ஆமாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேக்கறககு. அதனால எல்லாத்தையும் சேமிச்சு
ஒ! ஆஹ. ஓ! அவ்வளோ பாடல் வச்சிருபீங்களா? சரி, சரி. எல்லாமே MP3 மாரி வச்சிருபீங்களா? இல்ல MP4 மாரி வச்சிருபீங்களா? அ பாடலும் இதுவும் சேர்ந்திருக்கிற மாரி.
இல்ல, இல்ல எம்பி3 பாடல்கள் மட்டும்தான். ஏன்னா எம்பி4ன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாம் வந்துச்சுன்னா, அது இன்னும் இடம் நிறைய புடிக்கும். அதனால பாடல்களா சேர்த்தி வச்சு இந்த மாரி இடத்துக்காவே பண்ணோம்.
ஆமா. அப்ப இணைய வசதி வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்து இந்த அளவுக்கு இருந்ததில்ல. டவுன் பதிவிறக்கம் பண்றதுக்கு இல்லயா?
ஆ. ஆமாங்க. சரியா சொன்னீங்க. இப்பெல்லாம் வந்து நான் பென் இதுக்குன்னு தனியா வச்சுக்கணும்னு இல்ல. ஃபோன்ல ஸ்டோரேஜ் வச்சுக்கணும்னு கூட கிடையாதுங்க. அப்டியே போயிட்டு கேட்டுக்கலாம். போனா இந்தப் பாட்டு வேணும்னு தேடிப் பாத்தா கேட்டுக்கலாம். இந்த மாரி நெறைய இப்ப ஸ்ட்ரீமிங் வந்ததுனால மாறிப்போச்சு.
ஆமா. இதுல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டிரிமிங்க அ தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்தப் பதிவிறக்கம் பண்ணி வச்சி அதுல கூட நீங்கப் செ ப பதிவிறக்கம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்டி பதிவிறக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாம கூட கேட்கலாம். நீங்கத் திடீர்னு வெளிய எங்கேயாவது போம்போது இல்லயா?
ம். ஆ ஆமாங்க. ஆ ஆமாங்க. சரியா சொன்னீங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நெறைய வந்து "இந்த இந்த பாடல்கள் வேணுமா, இதெல்லாம் நீ கேட்டுப் பாரு" அப்டின்னு வந்துருது. இல்ல நமக்கே வந்து இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கள்ல. உன்னோட இப்ப நீ வந்து சோகமா இருக்கியா? சோகமான பிளேலிஸ்ட்ட போய்க் கேளு. இல்ல சந்தோஷமா இருக்கியா?
ஆமாமா. அதாவது அதுவே வந்து நம்ம கேக்குறத வச்சு எப்படி YouTubeல அல்கோரிதம வருதோ, அதே மாரி அ அதுவே உங்களுக்குப் பாடல்கள் தொகுப்ப தேர்ந்துகொடுக்குதுங்கரிங்க இல்லயா?
ம். அ. ஆமாங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி நெறைய வந்து நம்ம வேணுங்கிற மாரி கேட்டு, கேட்டு இது பண்ணிக்கலாம். மொதல்ல எல்லாம் அ நீங்க இந்தப் படத்துல வர்ற பாடல எல்லாம் பாத்தீங்கன்னா படம் வந்த அப்புறம்தான் அத டவுன்லோட் பண்ணி நம்ம கேக்குற மாரி இருக்கும். இப்பெல்லாம் வந்துட்டு அ படம் வந்த அடுத்த நா அடுத்த நிமிஷமே இல்ல முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்கன்னா இப்பவே நம்ம உடனுக்குடன் கேட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸ், இப்ப YouTubeலாம் வீடியோ ஓட சேர்ந்து நம்ம பாத்துக்கலாம். இந்த மாரி நெறைய வந்து, வந்துருச்சு.
ஆமா. ஆனா, உங்களுக்கு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அன்னக்கி விட அன்னக்கு நம்ம பாடல்களுக்குனு செலவு வச்சத விட இன்னைக்கு குறைவா தான் செலவளிக்கிறோம், இல்லயா? ஏன்னா நம்ம வந்து ஒரு நூறு ரூபால எல்லா பாடல்களையும் கேட்டுக்கலாம். இல்லன்னா வீட்டுல வைஃபைவ் இருந்துதுன்னா பதிவிறக்கம் பண்ணி கூட நம்ம பாடல்கள்ல கேட்டுக்கலாம். ஆனா அப்டி இல்லைல. அப்ப வந்து நம்ம கேஷட்டுதான் வாங்கணும்.
ம். ஆ. சரிதான். ம். ம். ஆமாங்க.